சரி, சரி. அ, ஆ. சரிங்க.
அந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும், இவர் தான் மாப்பிள்ளை. பார்த்துக்குங்க அப்படின்ற மாரி, அந்த அந்த இது தான், அந்த ஊர்வலமா கூட்டு போறத மாப்பிள்ளை அழைப்பு. அது கொஞ்சம் அப்டியே வந்து மாறி, மாறி, அந்த அ வழி வந்து ப பாரம்பரியமான ஒரு முறையா இருந்தா கூட, அத எப்படி வந்து செய்யறாங்கன்றது வந்து மாறிக்கிட்டே வந்தது. ஒரு காலத்தில வந்து குதிரையில பண்ணாங்க, மாட்டு வண்டியில பண்ணாங்க. நடந்து கூட்டுப் போய்ட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி போய்ட்டு அந்த, ஓப்பன் கார்ல வந்து செய்வாங்க. நீங்க பார்த்து இருக்கீங்களான்னு தெரியல. சினிமால்லாம் கூட பழைய சினிமால்லாம் கூட காமிச்சுருப்பாங்க.
அம். கார்ல எடுத்துட்டு போறத பாத்துருக்கேன். ஆமா, ஆமாங்க. ம், ம்.
அந்த அந்த மாரிலாம் பண்ணி தான், அது அது அது நடக்கும். அது ஒவ்வொன்னா ந நடந்து, நடந்து வரும். அந்த மாரி மாறுனதுல, இப்ப வந்து பார்த்தீங்க அந்த வரவேற்புன்னு ஒண்ணு வெப்பாங்க.
ஆமாங்க.
அது வந்து ஒரு இ ஆயிடுச்சு. அது எனக்குத் தெரிஞ்சே வந்து என்னோட சின்ன வயசு காலங்கள்லேயே, நான் வந்து அந்த ரிசப்ஷன்ற ஒரு கான்செப்ட்ட பாத்துட்டேன்.
சரிங்க. அ, அ.
இந்த வரவேற்புன்றத. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரில்லாம் கிடையாது. என்ன ஒரு, கொஞ்சம் இந்த டிஃபின் ஐட்டமா போட்டு, கொஞ்சம் மசாலா இருக்கிற ஐட்டங்கள்லாம் போடுவாங்க.
ம். சரிங்க. ந புரியுது, புரியுதுங்க. அ, அ.
புரியுதுங்களா? நான் அது அ கண்டிப்பா வந்து எந்த ஒரு இதிலேயும் வந்து க கல்யாணம் அன்னிக்கி வந்து இது பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்குங்ளேன். அது அசைவம் சாப்பிடுறவங்க, அசைவம் போடமாட்டாங்க. அதுக்குன்ட்டு வந்து விருந்துன்னு சொல்லி அது அது அப்புறமா தான் வரும்.
ஆமா. ஆமா, கண்டிப்பா. ம், ம்.
அசைவம் சாப்பிடுறவங்களுக்கு. எப்டி இருந்தாலும், அது வந்து ஒரு சைவமா தான் இருக்கும். சைவத்தில கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுவாங்க, அந்த வரவேற்புக்கு. அது அப்டியே மருவி, மருவி, மருவி மாறிப்போய்யி, இன்னிக்கு பார்த்தீங்கனு வெச்சுகங்களேன், பஃபே சிஸ்டம். அந்த கைல வந்து பிச்சைக்காரன் மாரி தட்டேந்துற அது வரைக்கும் வந்துருச்சு நாம.
ஆமாமாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க, அவங்களுக்கு புடிச்ச மாறி. <chuckles> சரி, சரிங்க. ஆமா. கண்டிப்பாங்க. ம், ஆமா, ஆமாங்க. ம், ம். இப்ப அந்த பாரம்பரியத்துக்கு
புதுமை! அதுதான் புதுமைன்றேன் நானு. அதுல நாம எப்டி சமநிலை கொண்டு வருதுன்னா, வேண்டா இல போட்டு சோறு போடுங்க!
அ. சொல்லுங்க.

ம், ம்.
நீங்க 128 ஐட்டங்கள வைக்கிறத்துக்கு, ஒரு 15 ஐட்டம் ஒழுங்கா வச்சுருங்க. நிம்மதியா சாப்டாவது போயிடுவாங்க <chuckles>
சரி, சரி. கண்டிப்பா, கண்டிப்பா. உட்காந்த இடத்துல சாப்புட்டு போயிட்லாம் இல்லேங்களா!
ஆமா. இது வந்து பிச்சைக்காரன்மாரி த தட்ட எடுத்துக்குறாங்க. எத சாப்புட்ன்னு கூட தெரியாதுங்க. போய் சுத்திட்டு வந்து ப வந்தாலே நமக்கு வயிறு ரொம்புறமாரி ஆயிடுது.
கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஆமாங்க.
புதுமையில. அந்தமாரி விஷயங்கல்ல பாரம்பரியம் எனக்கு வந்து ரொம்ப புடிச்சுருந்தது.
இது போக சரி, சரிங்க. இந்த ஆடை
நான் கணிப்பொறியியல ஒர்க் பண்றதுனால வேல வேலை வேலை என்னோட வேலை வந்து கணிப்பொறியில இருக்குறதுனால, நிறைய புதுமைகள் வந்து, எனக்கு இந்தமாரி புதுமைகள் வந்து அ புடிக்கிறது. அதாவது பிடிக்கிற விஷயங்கள்ன்னு பாத்தீங்கன்னா, இந்த கணிப்பொறியில வர புதுமைகள் வந்து புடிக்கிதே தவர, நம்ம வந்து புகுத்துற புதுமைகள் வந்து ரொம்ப ஒரு சில சமயம் அது வந்து அ என்ன சொல்வாங்க. அ
சரிங்க. <laughs>
"அசௌகரியங்கள குடுக்குதோ!" அப்பிடின்ற ஒரு எண்ணங்களும் எனக்கு உண்டு. ஒரு சிலது நல்லது. ஒரு சிலது வந்து அசெளகரியம்.
கண்டிப்பாங்க. இந்த உணவு விஷயத்திலேயே வந்துட்டு ம், இந்த உணவு விஷயத்திலே வந்து பாக்கும்போது, ஆரம்ப காலத்துல அவுங்களா வந்து சாப்பாடு இன்னும் கொஞ்ச சாப்புடுங்க! அப்பிடி சொல்ட்டு அன்போட வந்து பரிமாறும் போது நமக்கு வயித்துல இடமே இல்லனாலும் அவுங்களுடைய அன்புக்காக திரும்ப இன்னொருக்கா வாங்கிக்குவோம் இல்லேங்களா!
கண்டிப்பா, கண்டிப்பா.
இப்ப வந்து நீங்க வேணா வாங்கி சாப்புட்டு போ. இல்ல கிளம்பு, அந்தமாரி ஆயிடுச்சு இல்லேங்களா!
<chuckles> சாப்புடு, சாப்டாட்டி போ! சாப்டியான்னு மட்டும் கேப்பாங்க, ஆனா <laughs>
அதான், அதாங்க <laughs>
உடையிலயும் அந்தமாரி ஆயிடுச்சிங்க. இப்போ வந்து அந்த இது இதில வந்து வேஷ்டி சட்ட போட்றது வந்து கம்மியா போச்சு. அந்த முகூர்த்தத்த தவர, வேற எந்த நேரமும் வேஷ்டி சட்ட போட்றதில்ல. எல்லாமே அந்த கோட் ஷூட் இந்த இது என்னவோ வந்து நாம வந்து குளிர் பிரதேசத்தில இருக்குறமாரி இருக்கு. அது புதுமைன்னு நினைச்சு பண்ணிட்டிருக்கோம். அதேமாரி பாருங்களேன்! முன்னாடிலாம் வந்து இந்த கர்நாடக சங்கீதம், பரதநாட்டியம் அந்தமாரி ஏதாது ஒரு நல்ல ஒரு விஷயம். லைட் மியூசிக் கூட ஒகே. நான் சோ இன்ஃபாக் சொல்லனுன்னா லைட் மியூசிக் கூட ஒகே. இன்னக்கி பாத்தீங்கன்னு வச்சுக்கவே, தாம் தூம்ன்னு அந்த டிஜேனு கொண்டு வந்துர்றாங்க. புதுமை தான் நான் இல்லேன்னு சொல்லலா. ஆனா, அது ஒரு
<laughs> அதான், அதாங்க. <laughs> அதான், அதாங்க. அ, ஆ. அசௌகரியமா இருக்கு இல்லேங்களா!
ஆமா ஒரு இதுக்கு மேல அந்த வயசனவுங்க வரும்போது, அவுங்களுக்கு எவ்ளோ அசௌகரியமா இருக்கு.